நம்ம வெளிப்படையா பேசுறது நல்ல விஷயம் தான். ஆனா, "சில சமயங்கள்ல அந்த வெளிப்படையா பேசினால், உறவு வந்து பாதிக்கப்படுமோ?" அப்படிங்கிற அச்சம் ஏற்படுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணுவீங்க?
நிச்சயமாங்க. இது வந்து நிச்சயமா ஏற்படும். அது எந்த உறவாக இருந்தாலும் எனக்கு வந்து இது தெரியாது. அது எந்த உறவாக இருந்தாலும், நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்ன வருதோ அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசுவேன், வெளியில. தோன்றத வ நல்லது, கெட்டது, கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தை, இல்லை வந்து அவங்களைப் பத்தி தவறான விஷயம். "ஏய் தப்பா பண்ற, அறிவு கெட்ட தனமா பண்ற, சோறு திங்கிறியா, எதை தின்கிற?" இப்படித்தான் எதை எடுத்தாலும் ஆரம்ப கட்டங்கள்ல, சரிங்களா? ஆரம்ப கட்டமா அதனால என்ன ஆகும்? தூக்கி நம்மளை வந்து வச்சு செய் செய்னு செய்வாங்கங்க. தூர தான் போடுவோம். ஒரு கட்டத்தில அடிச்சுப் பார்ப்பானுங்க. அடிக்கிறப்ப நாம இன்னும் பேசுற வார்த்தைகளைப் பத்தி தாங்காம, அவைங்க வந்து நம்மள ஒதுக்கி வச்சுருவாங்க. இது எனக்கு இந்த அனுபவம் மொதல்ல எங்க நடந்ததுன்னா, கல்லூரி படிக்குறப்ப. சரிங்களா? நான் வந்து கல்லூரியில போய் சேர்ந்துட்டேன். எனக்கு அந்த கல்லூரியப்பத்தியும் தெரியாது. எப்படி இருக்கும்? பணத்தோட அருமை அதெல்லாம் ஒன்னுமே எனக்கு புரியாதுங்க. பணத்துக்கும் அந்த சமயம் இது சொல்லுவாங்க சோசியல் அ ஸ்டேட்டஸ் ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க அப்பா இந்தா, இந்தான்னு சொல்லி, ஏதோ ஒண்ண போட்டு ஃபீஸ்ஸ கட்டிருவாரு. அவர் ஒரு மாரி. ஆனா என் செலவுக்கு பெரிய பணம் குடுக்கமாட்டார். நான் படிச்சது ஒரு பொறியியல் கல்லூரி அங்க.
அச்சச்சோ! ஆ! இதனால என்னாச்சு? தூர போட்டுருவாங்களா? ம். என்னாச்சுங்க? ஆமா, ஆமா. ஓ! அப்ப வந்து, "அங்க இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து வேறு விதமால்ல இருப்பாங்க." அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆமா. அதுவும் வந்து அந்த கல்லூரி வந்து நடுக்காட்டுக்குள்ள இருந்தா கூட, அங்க வரும் பெண்கள் ஆகட்டும், ஆண்கள் ஆகட்டும் எல்லாரும் அந்த அபௌவ் மிடில் கிளாஸ், இல்லை மிடில் கிளாஸ்லயே கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ன்னு இருப்பாங்க, பார்த்தீங்களா? ஆமா, அந்த மாரி. ஏன்னா அவங்க வர்றப்பலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த 4 சக்கர வாகனத்தில கொண்டு வந்து, ஹாஸ்டல் விடுதியோட முன்னாடி முன்புறம் கதவு முடிய இறக்கி விட்டு போவாங்க அவங்கள. அப்ப அது அப்ப தான் எனக்கு முதல் முறையா புரியுது. அவங்க ஊருக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அழைப்பு கூப்பிட்டு வந்து சொல்லிருவாங்க. அலைபேசி கிடையாது அப்ப. இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, லேண்ட்லைன்னுன்னு சொல்லுவாங்கல? அது வந்து க விடுதியில ஒரே 1 அ ஃபோன் இருக்கும். அது வழியா கூப்பிட்டு சொல்லிருவாங்க. அடுத்த நாள் அந்த நேரத்துக்கு அங்க 4 சக்கர வாகனம் வந்து நிக்கும் அந்த இதில. அதில ஏறி போவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாரும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லல. ஆனா ஓரளவு ஒரு நல்ல இது இப்படித்தான் இருப்பாங்க, அந்த இதில. இது எங்க பிரச்சனையாக ஆரம்பிச்சுது அப்படின்னா, இப்ப கல்லூரியை 1 நாள் மட்டம் அடிச்சுட்டு படத்துக்கு போலாம்னு முடிவு பண்றாங்க எல்லோரும், சரிங்களா? அப்போ வந்து என்னைய வந்து கேட்கிறாங்க, "நீ வரல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், "இல்லைடா நான் வரல." அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அந்த இடத்தில, "நான் வரல" அப்படிங்கிறது வந்து அவன் வந்து முதல் முறையா கேட்கிறான், "ஏன் வரல?' அப்படின்னு. நான் வந்து, "இல்லைடா எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க போய்ட்டு வாங்க" அப்படின்னு. இது மாரி 1 முறை, 2 முறை, 3 முறைன்னு தொடர்ந்து நான் முடியாது, முடியாதுன்னு சாப்பிட போறேன், வெளிய வந்து உ சவ இப்ப மெஸ்ஸுக்குன்னா பில்ல கட்டிருவாய்ங்க, வீட்ல. வெளிய போய் சாப்பிடணும்னா என்கிட்ட காசு இல்லை. படத்துக்கு போறதுக்கும் என்கிட்ட காசு இல்லை. சரிங்
"வசதி படைத்தோர்கள்" அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓ! சரிங்க. ஆமா, ம். சரி. ம். ஆமா. கேட்க முடியாது. ஃப்ர நண்பர்கள்ட்டயும் கேட்க முடியாது. ஆமா கேட்டாலும் தரமாட்டானுங்க. ஆமா. "அதுக்கு தான் உனக்கு வந்து நாங்க ஃபீஸ் கட்டிட்டோம்ல. எதுக்கு உனக்கு இந்த காசு?" அப்படின்னு கேட்பாங்க, நம்மள திருப்பி.
கே கேட்டாலும் தரமாட்டாய்ங்க. கேட்டாலும் தரமாட் கேட்டாலும் த எங்க வீட்டில தரமாட்டானுங்க. எ ஆமா. அது ஒண்ணு. படத்துக்கு போறதுனாலும் எங்க அப்பாக்கு வந்து இரத்த வாந்தி எடுக்கிற மாரி தோணும். வந்து உயி உயிரோட எடுத்து வுட்டுருவாரு அவர், சரிங்களா? இப்ப அந் அந்த மாரி சூழ்நிலை. எனக்கு என்னன்னா எல்லார்கிட்டயும் போய்ட்டு வந்து, "எனக்கு படத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை." அப்படின்னு தான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து காசு இல்லைங்கிறதை ஒரே 1 முறை நான் சொன்னேன். அதுக்கே சும்மா சீன் போடாதடா. இங்க காலேஜ்ல படிக்கிற உன்ட்ட காசு இல்லையான்னு ஒரு மாரி அசிங்கமாக பேசினாங்க, அவங்க. அதுக்கு அப்பறம் வந்து நான் இத உங்ககிட்ட பழகுறதையே நிறுத்திக்கிட்டேன். அவைங்க என்ன நெனைச்சிட்டானுங்க அப்படின்னா, "இவன் ஒரு படிப்பாளி" அப்படின்னு நெனைச்சிட்டானுங்க, என்னய.
அய்யோ! ஆ, சரிங்க. ஓ! ஆமாங்க. நீங்க 1 நீங்க இந்த க விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க ப படத்துக்கு வர இஷ்டம் இல்லை சொல்லி சொன்னீங்கல்லையா? அப்பயே நான் என்ன நெனைச்சேன்னா, "ரொம்ப படிப்ஸ் போல இருக்கு." அப்படின்னு நானே அப்படி தாங்க நினைச்சேன்.
ஆமா. ஆ. இது <chuckles> அப்படித்தான் எல்லாரும் நெனைச்சுட்டு இருந்திருக்கானுங்க. இதுக்கு ஏத்த மாரி என்ன ஆயிப்போச்சுன்னா, முதல் 6 மாதத்துல எல்லாருக்கும் எம் 1ல அரியரு, மேக்ஸ் பேப்பர்ல. நான் பசங்கள்ல, நானும் இன்னொரு 2 பேர் மட்டும் தான் வந்து அதை தேர்ச்சி பெற்றோம். அவ்வளோ தான்.
ஓ! அப்பா வந்து முத்திரையே குத்திருப்பாங்க, படிக்கிறவன்னு!
முத்திரை குத்துறது, நாம் ஆமா. படிக்கிறவன் அப்படிங்குறப்போ, வர்றப்ப போறப்ப வந்து கலாய்க்கிறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. முதல்ல ஒரு 2 வாரம் அமைதியா தான் இருந்தேன், ஒண்ணுமே பேசல. சிரிச்சுகிட்டு போயிருவேன். அப்பறம் அதையும் கலாய்க்க ஆரம்பிச்சானுங்களா, ஒரு கட்டத்தில அப்பறம் உள்ள இருக்க மிருகம் எந்திரிச்சு வெளிய வந்துச்சு. நான் வந்து அசிங்கமா பேச ஆரம்பிச்சுட்டேன். அவன் வந்து அந்த கலாய்க்கிறான் அப்படின்னா, அவைங்க எப்படி பேசுவானுங்கனா, கொஞ்சம் சூசகமாக மறைச்சு பேசுறது, அந்த மாரி விஷயமா பேசுவாய்ங்க. நான் வந்து ரொம்ப ஓப்பனாவே அங்க நின்னு கத்த ஆரம்பிச்சுட்டேன். கெட்ட வார்த்தையிலேயே திட்டுவேன், அவைங்களைப் போட்டு பயங்கரமா. இது என்ன ஆயிருச்சு? அவைங்களுக்கு ஒரு பெரிய மான குறைவு ஆயி போச்சு, இந்த இதில. "இவன் வந்து ரொம்ப இதா பேசுறான்" அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர்றாங்க. சண்டைக்கு வர்றப்பயும் புடிச்சு சப்பு, சப்புனு ஒரு 2 அடி வச்சேன், நானு.
அச்சோ! ஆ. அச்சச்சோ! அடிதடி முடிய போயிட்டீங்களா? ம்.
ஆமா. பெரிய சண்டை ஆயிப்போச்சு. அப்ப இவைங்க என்னன்ட்டானுங்கன்னா, "இவனுக்கு வந்து இவன்ட்ட நாம பேச முடியாது. இவனுக்கு பெரிய புரிதல் இல்ல. நண்பர்களோடு பழகணுங்கிற ஆர்வம் இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து தனியா தண்ணி தெளிச்சு விட்டுட்டாணுங்க. எனக்கு அப்படி பண்ண ஒன்னே எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு பயங்கர கோவம். அதுக்கப்பறம் யார் வந்து என்கிட்ட பேசுனாலுமே வந்து எனக்கு பொறுமையே இருக்காது. உடனே கண்ட மேனிக்கு திட்டிடுருவேன். "இவனும் இந்த மாரி தான் நம்மள தப்பா நடத்துவான். இவனும் இந்த மாரி தான் நடத்துவான்." அப்படின்னு சொல்லி எனக்கு 2 வருஷம் போயிருச்சு, அங்க கல்லூரியில. அப்ப இது இருக்கும் பார்த்தீங்களா, இந்த விடுமுறைல்லாம் வரும் பார்த்தீங்களா, இதுல கல்லூரியில.
ஆமா. செமஸ்டர் ஹாலிடேஸ் ன்னு சொல்லிட்டு விடுவாங்க.
ஆ அந்த இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அப்ப நான் பெரும்பாலும் வீட்டுக்கெல்லாம் போகமாட்டேன், விடுதியில தான் தங்கியிருப்பேன். அப்ப எனது இதில வந்து, புதிதா ஒரு நண்பர் ஒருத்தர் வ அதாவது என்னுடைய வகுப்பை சேர்ந்தவர் தான். நானும் அவரும் பேசினதே கெடையாது. இதுக்கு முன்னாடி நான் தங்கியிருந்தப்பயும் விடுமுறையில அவர் இருந்ததில்ல. அவரைப் பார்த்தேன். சும்மா, "ஹாய்" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நான் போய்ட்டேன். அப்பறம் அவரா வந்தாரு, "என்னா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. சரி இவரும் நம்மளு வ ஆ அ அது சொல்றேன். அ அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அப்பறம் பார்த்தா, ஓகே, அவர் வந்து ரொம்ப நல்லா பேசினாரு. அப்ப வந்து நான் சொன்னேன், "இந்த மாரி யாரும் என்ட்ட பேசமாட்டாங்க. நீங்க மட்டும் என்ன பேசுறீங்க?" அப்படிங்கிறப்ப, "இல்ல, இல்ல. அது நமக்கு அதெல்லாம் இல்ல. யார் எப்படி இருந்தாலும் நாம மாறிக்கிறது தான்" அப்படின்னார். எனக்கு வந்து அது கொஞ்சம் அ வித்தியாசமா இருந்தது. "நீங்க மாறிக்குவீங்க ஆமா." அப்படின்னு. ஏன்னா, உறவு முறைகள் வந்து எல்லாருமே பணம், இல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்கு நடுவுல அவர் ஜாலியாவும் இருப்பாரு, அதே சமயத்தில, இப்ப என் கூடயும் ஒரு சாதாரணமா எங்க போனா அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, அவரும் நானும் சேர்ந்து எல்லா பக்கமும் போறது, சாப்பிட போறது, வேலைகளை பார்க்க போறது அந்த மாரி ஒரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அப்பவே அவர்கிட்ட பேசுறப்ப தான் புரியுது, நாம தோன்றதெல்லாம் வெளிய ஃபில்டர் இல்லாம பேசுறது வந்து நல்ல விஷயம் கெடையாது. ஏன்னா அவரும் சொல்றாரு, "இவைங்க பண்றதெல்லாம் ரொம்ப அபத்தமா தான் இருக்கும். ஏன்னா இவனுங்க வந்து இவனுங்க அடுத்த நாள் அந்த எக்ஸாம் அவைங்களுக்கு புடிக்கலங்கறதுக்காக, அவங்க வந்து இந்த மது அருந்த போறது கல்லூரியில இருக்கிறப்ப, இல்ல எக்ஸாம்க்கு முந்துன நாள் படம் பார்க்க போறது." இந்த மாரி விஷயங்களுக்கு என்னையும் கூப்பிட மாட்டானுங்க, ஏற்கனவே. இவரையும் கூப்பிட்டுருக்கானுங்க. இவர் ரொம்ப தெளிவா முடியாதுன்னு சொன்ன உடனே, "என்கிட்டேயும் மூஞ்சிய தான் காண்பிச்சானுங்க" அப்படின்னு அவன் சொன்ன உடனே, "அதுக்கு நீங்க என்ன பண்ணினீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல நான் அதை பெரிசா எடுத்துக்கல" அப்படின்னு. எப்படி நம்மள பேசுறப்ப? ஏன்னா எனக்கு வந்து ஈகோ ரொம்ப அதிகம், அந்த இடத்துல. அவர் வந்து, "இல்ல இல்ல, ஈகோ வைச்சு நம்ம என்னங்க பண்ண முடியும்? நம்ம எல்லோருமே வந்து ஒரு சோசியல் அனிமல்ஸ். எங்க போனாலுமே நாம ஒரு மாரி அனுசரிச்சு தான் போகணும்." அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார், இந்த இதில. அப்ப அது தான் எனக்கு வாழ்க்கையோட ஒரு முதல், ரொம்ப முக்கியமான பாடங்கள்ல அதுவும் 1, அந்த இதில இருந்து. அதுக்கு அவ
எப்டி? "புதுசா இருக்கே" அப்படின்னுட்டு. ம். ஆமா. ஓ! ம். ஆமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. உண்மையும் சொல்லியிருக்காரு.
ஆமா, அப்ப அதுக்கப்பறம் மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் பணியிடத்துக்கு போறேன், இதுக்கு போறேன். நெறைய சண்டைகள் எல்லாம் அதாவது சில கருத்து வேறுபாடுகள் அந்த மாரி வர்றப்பல்லாம், முன்னாடி பேசுன அளவுக்கு அந்த கோவமோ, இல்ல, நான் பெரியது அப்படிங்கறது இல்ல. முதல்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்டின்னா, நிச்சயமா நாம வெளிப்படையா பேசுனா உறவுகள் பாதிக்கதான் படும். ஏன்னா, அது எவ்வளோ நல்ல உறவுகளா இருந்தாலும், இந்த உலகத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க நல்ல விஷயம் சொல்லலாம். அவுங்களுக்கு நல்லது சொல்லலாம். நீங்க சொல் சொல்லப்போற நல்லதால அவுங்க வாழ்க்கையே கூட மாறலாம். ஆனா, அந்த சொல்லக்கூடிய நல்ல விஷயத்த விட, அத நாம என்ன மாதிரியான டோன்ல சொல்றோம்? எப்படி சொல்றோம்? அப்டிங்கறதுதான் இங்க ரொம்ப முக்கியம் இந்ததுல.
ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாச்சும் நம்மளுடைய உறவுகள் வந்து நேரடியா எல்லாத்தையும் பேசும்போது கஷ்டப்படுவாங்க. அந்த உறவுகளே நீடிக்காம போயுடும். அப்படிங்கற மாரி அழகா சொன்னீங்க. இப்ப ஒரு வேளை உங்களுடைய கோபம் வந்து அதிகமாகி, உங்களுடைய உறவினர்கள இப்ப இந்த காலத்துல சொல்றேன். உங்க கல்லூரி காலங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப உங்களோட உறவினரோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிறாரு. அவரு மேல தான் முழு தப்பும். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ம் ரொம்ப கோவம். உங்களால கோவத்த வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளயே வச்சுக்க முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி கையாளுவீங்க?
ம். ம். ஆமா. நான் வந்துருவேங்க. எதுவுமே பேச மாட்டேன். நானு. ம இவ்வளவுதானே, இத பண்ணி, நீங்கள் வந்து என்னை காயப்படுத்தி இருக்கீங்க! இத பண்ணுனா எனக்கு மனக் மனசு கஷ்டமா இருக்குங்கிறது தெரியும். அது பெரும்பாலும் இது எதை சார்ந்து நடக்கும்ன்னா, பணம் சார்ந்து தான் நடக்கும். சரிங்களா? அதற்கு ஆமா அத வந்து அந்த ஒரு 10,000, 15,000, இல்ல ஒரு 25,000, அது எவ்ளோ வேணா இருந்துட்டு போது. அந்த ஒரு 20,000 பணத்திற்காக, என்னய அசிங்கப்படுத்தணும். இல்ல என்னை ஏமான ஏமா ஏமாத்தணும் அப்டின்னு முடிவெடுத்தப்பவே நீங்க தோத்து போயிட்டீங்க. அந்த உறவினர்கள் யாரா இருந்தாலும். அதற்கப்புறம் நான் வந்து உங்கள அதப்பத்தி அசிங்கமான வார்த்தைகள, எனக்கு அந்த பழக்கங்களும் போயிருச்சு. இந்த தவறான வார்த்தைகள் உபயோகப்படுத்த, அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அந்த கல்லூரி பருவத்துக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச
ரொம்ப சரியா சொன்னீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம்ங்க. அந்த "தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும், <inhales> ஆறாதே நாவினால் சுட்ட வடு." அப்டிங்கிறது "திருக்குறள்." அவ்ளோ அழகா சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அது அத விட்டுடீங்கில்லியா ரொம்ப பெரிய விஷயம்ங்க.
ஆமா. ஆமா, அத விட்டுட்டனால எனக்கு வந்து இப்ப வந்துருச்சுன்னா, ஒரு விரக்தியான ஒரு சிரிப்பு சிரிப்பேன். சிரிச்சுகிட்டு, அவ்வளவுதான? பணம் தான? எடுத்துட்டு போங்க. ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். நீ வந்து இன்னைக்கு என்ட்ட இருந்து ஒரு 15,000 ஏமாத்திட்டு போயிட்ட. இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறச்சு, ஏதோ ஒண்ண பண்ணிட்ட. ஆனா அத பர்ம நடக்குறதுக்கு பர்மிட் பண்ணது யாருன்னு பார்த்தா இன்விசிபிள் ஹேண்ட் ஆப் த காட். அத வந்து கடவுளோட அனுமதி இல்லாம இந்த இடத்துல எதுவுமே நடக்காதுங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான நம்பிக்க. ஏன்னா முக்கியமான எந்த ஒரு தருணத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் உதவுனத விட எனக்கு கடவுள் மாதிரி அவர் வராம நேரடியா வேறொரு வழியில ஒருத்தவங்க வந்துதான் முன்ன பின்ன தெரியாத, சம்மந்தமே இல்லாத, என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாத நபர்கள் வந்து எனக்கு உதவி செய்வாங்க! எப்பவுமே. அப்ப
ம் ரொம்ப அழகா சொல்றீங்க. இந்த மாரி எதாச்சும் நடந்திருக்குங்களா? ஏதாச்சும் 1 சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கது. 1 சொல்லிக்க முடியக்கூடிய ஒரு சுருக்கமான கதை.
ஆ ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்டின்னா, எதுக்குனா இந்த அதான், நான் வந்து சென்னைக்கு போயி வேலைக்கு சேர்ந்திருந்தேன். வேலைக்கு சேர்ந்த ஒரு, 1 வருடத்துல பாத்தீங்க அப்டின்னா, என் பெரிய தங்கைக்கு அத பெரிய தங்கைனா, எனக்கு அடுத்த தங்கை அவங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டிய திடீர்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. சரிங்களா, அப்ப வந்து அ சாரி 1 வருடம் ஆகல. நான் வேலைக்கு சேர்ந்து வெறும் வந்து 1 வாரம் தான் ஆயிருக்கும். 1 வாரம் தான் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 1 வாரம் வந்து இந்த மாரி அவர் மாப்பிள்ள வர்றேன்னு சொல்றாரு. அவரு அமெரிக்கால இருக்காரு. "வர்றேன்" அப்டின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த மாசம் வந்துட்டாரு. அந்த மாதம் இறுதில, அடுத்த மாசம் ஒரு 10 நாளுக்குள்ள அவரு போறதுகுள்ள கல்யாணம் பண்ணனும். அப்டின்னு அவங்க சொல்றாங்க. சரி கல்யாணம் பண்ணனுன்னா, அதுக்கு கடன் எடுக்கனும். நானும் அப்ளை பண்றேன். இந்த பெர்சனல் லோன்னு சொல்வாங்கல்ல. அது வந்து நான் தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்ருக்கேன். நான் அதுக்குள்ள ஒரு 1 மாசம் ஆயிருச்சு. அங்கே ச கூட வேல பார்க்கிறவங்களும் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? எல்லா அவ்ளோ தான். பெருசா ஒரு நட்புன்னு கெடையாது, ஒரே ஒரு நபர தவர, சரிங்களா. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்டின்னா நாங்க வந்து பேப்பரு திருத்துறதுக்கு போவோம். ஆசிரியர் பணில இருந்தனால. நான் அதுல போயிட்டு உட்காந்து ஒரு மாரி சோகமா இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த லோன் தர முடியாது அப்டின்னு சொல்லிட்டாங்க. "இதுக்கு முன்னாடி நீங்க கடனே வாங்குனது இல்ல. அதனால உங்களுக்கு லோன் தர முடியாது" அப்படின்னு சொல்டாங்க. அப்ப என்னுடன் வேலப்
ம். ம். சரிங்க. சரி. ஆமாங்க. ஓகே. ம். ம். அப்பனா கடன் குடுக்க தானங்க செய்யணும். நீ கடனே வாங்கல, இந்தா நீ கடன் வச்சுட்டு இத அழகா குடுத்துடு தானே சொல்ணும்.
நீங்க அநேகமா வங்கிக்கு போனதில்லன்னு நெனைக்கிறேன். வங்கிக்கு நம்ம கடன் எடுக்காமயே இருந்தோன்னா நமக்கு தரமாட்டானுங்க. வயசு ஆக ஆக அப்படி ஒரு பிரச்சன இருக்கு. அந்த பிரச்சனைய நாங்க ச சந்திச்சேன், முதல் முறையா. அதனால என்ன பன்றது ஒரு ரூ.2,00,000 தேவப்பட்டது அப்டின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்கேன். அப்ப என்னுடன் பணிபுரியும் சக ஆசிரியர் அவரு. சரிங்களா, அவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய நட்பெலாம் இல்ல. ஹாய், பாய் சொல்வோம். நல்லா இருக்கீங்களா? சில சமயம் கலாய்ப்போம், பேசுவோம், மத்த படி எனக்கு பெர்சனலா அவர பத்தி ஒண்ணுமே தெரியாது. வந்தாரு, என்னயா இப்படி உட்காந்திருக்க அப்படின்னு இந்த மாரி லோனு சொல்லுவோ இல்லயா, யாராவது கேட்டா. "ஓ! அப்டியா சரி விடு எதாவது சொல்யூஷன் கெடைக்கும் பாத்துக்கலாம்" அப்டின்ட்டு போயிட்டாரு. சரிங்களா, போயிட்டு அடுத்த நா ஒரு 2 நாள் கழிச்சு வன்ட்டு, "ஏன்கிட்ட ஒரு சொல்யூஷன் தீர்வு இருக்கு, நான் வேணா அத பண்ணவா? நான் இதுல லோன் போடவா?" அப்படின்னு. "நீங்க எதுக்குங்க லீ லோன் போடுறீங்க? சும்மா இருங்க" அப்டின்ட்டு நான் போயிட்டேன். அந்த மனுஷன் போயி அடுத்த நாளே லோன் வந்துருச்சு அப்ளை பண்ணி 2 நாள்ல வந்து, அந்த காசோலைய அவர் வங்கிக்கு வந்துச்சு கொண்டு வந்து கைல குடுத்துட்டாரு. "இந்தாங் நீ அ இது வந்துருச்சு. நீங்க போயி கலெக்க்ஷன் போட்ற நாளைக்கு காசு வந்துரும்" அப்டின்ட்டாரு ஏன்ட்ட.
ஓ! சரி, சரி, சரி, சரி. ம். ஆமா, ஆமா, ஆமா. ம். ம். பரவாயில்லையே! யாரு எவர்னே தெரியாதவரு, இவ்ளோ பெரிய தொகைய வந்து உங்களுக்கு குடுத்து உதவியிருக்காரு. உண்மையாவே கடவுள் வந்து ஒரு உருவத்துல வந்து, உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணுங்க.
ஆமா. ஆமா, இப்ப அந்த உறவுகள, இதுல என்னன்னா அந்த 1 மாசத்துக்குள்ள நான் அவர்கூடையும் சண்டை போட்டுருக்கேன் நெறையவே. ஆனா வந்து ரொம்ப தகாத வார்த்தைகள் அந்த மாரிலாம் நான் பேசுனது கிடையாது. எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன இதுவோ அத வந்து கொஞ்சம் கொ கனிவா சொல்ல பழகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருகளுமே ஒரு நல்ல ஃப்ரண்ட்ஸ் ஆய்க்கிட்டாங்க. ஆனா இந்த மாரி எல்லா இடங்களையும் நடக்குறப்ப மனிதர்கள் மேல வைக்கிற நம்பிக்கைய விட, அவங்கள பேசி நாம காயப்படுத்துறத விட, நமக்கு தப்பு பண்றாங்களா? பண்ணிட்டு போறாங்க, எடுத்துக்குவோம். இருக்குற முடிய, முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போவோம். ஒரு கட்டத்துல ரொம்ப முடியல, இல்ல பெருசா ஏமாத்துறாங்க அப்டின்னா போய் வார்த்தைகளாலயோ இல்ல பிஸிக்கலாவோ பண்றதுக்கு பதிலா, நாம்ம ரொம்ப எளிமையா கடவுள் பாத்துக்குவார். நான் என் வேலைய பாக்குறேன் அப்டின்னு சொல்ட்டு நாம போயிட்டோம் அப்டின்னா, இருக்குற உறவுகள பாதிக்காம எடுத்துட்டு போக முடியும்.
ஓ! நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கும் வந்து, இந்த உறவுகள் பாதிக்கப்படும்போது என்ன பண்ணணுன்னு தெரியாம இருந்துச்சு. நீங்க ரொம்ப அந்த எல்லாத்தையும் கடவுள் மேல, பாரத்த தூக்கி போட்டு நீங்க வந்து நிம்மதி அடைஞ்சீங்க இல்லையா, இதுக்கப்புற மேல கண்டிப்பா இதயும் நான் பின்பற்றேங்க. ஒரு வெளிப்படையா பேசினா உறவுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப் போகும் பாதிக்கும். அப்டிங்கிறத வந்து உங்க, கல்லூரி வாழ்க்கை மூலியமா எனக்கு வந்து அழகா விளக்குனீங்க. உங்கள்ட்ட பேசியதுக்கு மிக்க மகிழ்ச்சி! நன்றி.
ம். உங்களுடன் பேசியதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.